ஆ.
ஆ. தா இது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு டைம் டேபிள் மாரி வச்சிட்டு, வேலை வந்து எப்படியும் வந்து 8 ஆர், அ 8 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தான். அந்த வீட்டு வேலைங்களுக்காகக் கொஞ்ச நேரம் மாத்தி வச்சு, எ நம்ம வீட்டுலருந்தே வொர்க் பண்றோம். அவங்களுக்கு தெரியுமா நாம என்ன பண்றோம்? பண் பண்ணல அப்படின்னு. அப்படியே போய் என்னோட வேலை பார்க்கிறது, அந்த மாரி, கொஞ்சம் திருட்டு திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணும். நான் பண்ணி இருக்கு கூட. <laughs>
அருமை. ஆமா. <laughs> அஹ. அப்படிங்களா? அது என்னன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம்.
ஆமா, இப்போ வொர்க் பண்ற டைம்ல, ஆனா அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு தான் இருந்துச்சு.
சரிங்க.
அ நான் என்ன பண்ணி இருக்கேன்னா, அ இது வொர்க் லாக்இன் எல்லாம் பண்ணி காலையிலேயே அதுக்குள்ள போயி, அ. <clears throat>
அ, சொல்லுங்க.
அ, எனக்குக் கொஞ் கொஞ்ச விஷயம் மட்டும் அதுல வந்துட்டு, இப்ப நம்ம எமர்ஜென்சியாப் பண்ற கொஞ்சம் வேலை இருக்கும்ல்ல. அது மட்டும் பண்ணி வச்சிட்டு, அ மீட்டிங் இருக்குன்னா, மீட்டிங் ஆன் பண்ணி வச்சிட்டு நான் போயிருவேன். அப்படியே போய் வேலைல்லாம் பண்ணி, குளிச்சு எல்லாம் பண்ணி, சாப்பிட்டுட்டு, அந்த அ அந்த மீட்டிங் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு, அப்படியே இருப்பேன். இப்ப அவங்க கூப்ட்டா, நடுவுல வந்துட்டு என்னோட பேர் சொல்லிக் கூப்ட்டா, நான் என்ன பண்ணுனா, அ சம்டைம்ஸ் வந்து இங்க அ நெட்வொர்க் இல்ல, கரண்ட் இல்ல. அப்படின்னு அடிச்சுவிட்ருவேன். ம், சாட்ல. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி நான் பேச முடியும்? <laughs>
ஆமாங்க. அப்படி போடுங்க! <laughs> <laughs> பாத்தீங்களா? புள்ளைங்க ஆன் ஆன்லைன் க்ளாஸ்ஸு. புள்ளைங்க ஆன்லைன் க்ளாஸ் அட்டென்ட் பண்ற மாரியே பண்ணுவீங்க இல்லீங்களா? <chuckles>
ஆமா, அது மாதிரியே வொர்க் பண்ணும். <laughs> இப்ப நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன். எப்படி நான் பை பேச முடியும்? எப்படி நான் பேச முடியும்? இல்ல நாம நம்மளோட ஜென அ ஜெனரேசன் எல்லாம் அப்படித்தான்.
ஆ. யார பார்த்து படிச்சீங்க? <laughs> <laughs> உங்க கோ அதே மாரி நான் என்ன கேட்கிறேன்னா, ஓய்வுங்கிறது உங்களு சி நீங்க என்ன வேற ஏதாவது தனியா ஏதாவது ஒரு ரொட்டின் மாரி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா, செய்றீங்களா? இந்த ஓய்வுக்காக நான் வந்து, "இது தான் நான் செய்வேன். இது இல்லன்னா"
ஆமா, எனக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். அது எனக்கு வந்து ரொம்ப இம்பார்டன்ட் ஆயிட்டு. சோ டெய்லி வந்து யோகா பண்றது, கொஞ்சம், கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்றது, வாக்கிங் அ எனக்கு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ, அ, அ, ஓய்வு நேரத்துல நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெட்டியா ஒண்ணும் இல்லாம, பாட்டு கேட்டு, அ. அ, பாட்டு கேட்டு சும்மா நடக்கிறது. அது ரொம்ப பிடிக்கும். அ, அது வந்து நைட் டைம்ல. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 2 2 ஹவர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்து இப்படி நடந்துட்டே இருக்கும். பாட்டு கேட்டு ரிலாக்ஸ்டா. அது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓய்வு நேரத்துல. தூங்குறது கூட எனக்கு அவ்வளவு பிடிக்காது.
ஓ! அருமை. ஆஹா. ம். நல்லதுங்க. <laughs> அதாவது நீங்க உ தனியா அந்த மாரி செய்வீங்களா? அ அப்படியா! நீங்கத் தனியா போய்த் இந்த வாக்கிங் போவீங்களா?
ஆமா. தனியா,

அ காலைல தூங்கவே மாட்டேன். என்னோட டைமெ வந்து யாராச்சு திருடிட்டு போன மாரி எனக்கு. அதனால வந்து காலைல தூங்க மாட்டேன் நான் ய "ஆ, ஐய்யயோ! என்னோட இவ்ளோ சமயம் வேஸ்டாயிருச்சே!" அப்டின்னு நினைக்குவேன் நானு. தூங்குனா, காலைல.
அப்படிங்களா? ஆமா. எதையோ ஒண்ணு நாம வந்து பறிகுடுத்துட்டோம். எழுந்திரிக்கும்போது தான் அது தோணும் நமக்கு இல்லிங்களா? தெரியாம தூங்கிட்டா கூட!
ஆ. ஆ ஆமாமா! ஐய்யயோ! இவ்ளோ இவ்ளோ நேரம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே! எது அ "என்னென்னால்லாம் பண்ணிருக்கலாம், இவ்ளோ நேரம்!" அட் லிஸ்ட் 1 அவரா இருந்தா கூட நான் அவ்ளோ ஃபில் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு ம் அ அது இல்ல. காலைல தூக்கமே இல்ல. <laughs> ஆமா.
<laughs> நல்லதுங்க. புரியுது. அ புரியுது, புரியுது. அதாவது, உங்களோடய அந்த ஓய்வு நேரம், அது கூட வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்கள, நீங்க எவ்ளோ அழகா வந்து, நல்ல ஒரு நல்ல ஒரு உபயோகமான ச தருணமா ஆக்குறீங்க. அதே மாதிரி வந்து நீங்க எப்படி ம்.
ஆமா. நம்ம அந்த ஓய்வு அ நேரத்தை வந்துட்டு, நாம வெட்டியா செலவு பண்ணாம, ஏதாச்சும் புடிச்ச விஷயங்களுக்கு செலவு பண்ணா, அ நமக்குக் கொஞ்சம் நல்லது வரும். ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றது எல்லாம் நமக்கு புடிச்ச விஷயம் தானே! அதனால நமக்கு அது வந்துட்டு, ஐய! நம்ம ஐய்யன்னுல்லாம் நெனைக்க கூடாது. நெனைக்க மாட்டோம். யாருமே அப்படி நெனைக்க மாட்டோம். அ வந்துட்டு நமக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம், சந்தோஷமா இருக்கும். கஷ்டமா ஃபீல் ஆகாது. அ நமக்கு வந்துட்டு, "ஐயோ சா அ டைம் இப்படி போயிருச்சு, அப்படி போயிருச்சு" அந்த மாரி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. காமா இருக்கும். நிம்மதியா இருக்கும்.
ஆமாங்க. சரியா சொன்னீங்க. ம். <laughs> ஆமாங்க. சரிதான். ஆமா. ஆ, மனசுல தான் இருக்குது எல்லாம், இல்லீங்களா? உண்மையிலயே அதாவது ஒரு ஓய்வு நேரம் நீங்க உங்களுடைய ஓ
ஆமா. நம்மளோட மை மனசுதான் எல்லாமே. ஓய்வு நேரம் வந்துட்டு, தூங்கிட்டு இருக்கணும். அ சும்மா டிவி பாத்துட்டு இருக்கணும். அந்த மாரியெல்லாம் ஒண்ணும் இல்ல! ஓய்வு நேரத்துல நம்ம என்ன வேணா பண்ணலாம். புடிச்சதை பண்ணா, அவ்ளோ நல்லா இருக்கும்.
அ பயனுள்ள ஒரு ஓய்வு நேரமாக இருக்கும். நல்லா அருமையா சொன்னீங்க. அதுவும் வந்து, நீங்க எப்படி வந்து டே தினசரி வந்து, அந்த ராத்திரி ஆச்சுன்னா, காதுல பாட்ட போட்டுகிட்டு கைல ஒரு ஜூஸு வச்சிட்டு வாக்கிங் போவேன், அப்படின்னு சொன்னது வந்து, எனக்குமே வந்து செய்யறதுக்கு ஒரு நல்ல தூண்டுதலா இருந்துச்சு. உங்களுடைய அனுபவங்கள்
ம். அ நம்பளோட ஒடம்புக்கு அது எவ்ளோ நல்லது, பாருங்க! அ தெனம் வந்துட்டு நம்ம இப்டி, அ 2 மணிக்கூறு நடந்துட்டோம்ன்னா, நம்மளோட ஒடம்புக்கு அது எவ்ளோ நல்லது? அது இந்த ஒரு லைஃப் ஸ்டைல்ல அது எவ்ளோ முக்கியம்? நீங்களே நெனைச்சு பாருங்க. அந் தாழலாம் அடிக்கிற வெயில்ல அது முடியாது. அ ஸோ ஹ்ஹ இப்படி தான் முடியும்.
ஆமாங்க. உண்மையிலயே ஆமாங்க. ஆனா அருமைங்க, அருமை. <laughs> ஆமாங்க. அருமை, அருமை. அதாவது ஓய்வு நேரத்தை வந்து எவ்ளோ நல்லா ப இது பயன்படுத்தணும்? அப்படிங்கறத உங்களுடைய அனுபவங்கள் மூலமா ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க.